ம். என்ன இப்ப?
அதுபோக 2வது வழக்கமான பாடல்கள் கேட்குறவங்களுக்கு, அது ஒரு புது வித அ ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். சரி இந்த மாதிரி ஒரு ஜர்னல் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா நீங்களாச்சும் வில்லு பாட்டு அந்த கிராமிய பாட்டுலா கேட்டு வளர்ந்துருக்கீங்க. ஆனா வந்து நாலாம் இதெல்லாம் கேட்டதே கெடையாது. ஏன்னா அந்த மாரி ஒரு சூழ்நிலையிலேயும் நான் வளக்கப்படல. ஆனா இந்த இப்ப சினிமால வரதுனால நான் அதெல்லா கேட்டு, "ஆய் நல்லா இருக்கே", இப்ப நான் நம்ம விஜய் சேதுபதி பத்தி சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஆ, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேல நான் அந்த கிராமிய பாடல்கள்லா வரும்போதெல்லா நான்லாம் கேட்பன். அந்த சூப்பர் சிங்கர்லலாம் சில சமயங்கள்ல பாடுவாங்க இல்லையா, அது எல்லாமே நான் கேட்டு இப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் இருந்துச்சு. திரைப்படங்கள்ல நாட்டுப்புறபாடல்களுக்கு அ முக்கியத்துவம் குடுக்கிறது.
ஆமா. ம்ஹ்ம். சரி, சரி. கண்டிப்பா, ம். கண்டிப்பா, ம். ஆமா, ஏன்னா அதுவும் ஒரு இசை தான் இப்ப நிறைய இசைக்கலைஞர்கள் பாத்தீங்கன்னா, அதுல பிரபலமா இருக்கறவங்கள கூட்டிட்டு கொண்டு வந்து பாட கூட வப்பாங்க அடிக்கடி. உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா இவரு, அ திமான் இமான் வந்து ஒரு படத்தில சொப்பன சுந்தரிங்கிற ஒரு பாடல்.
ம். ஆமாங்க. ம்.
அ, அதில வந்து இமானுவ இசையமைச்சுருப்பாரு. அந்த பாட்டுக்கு வந்து வெளிய இருந்துதான் கூட்டிட்டு வந்து அ ஒரு நாட்டுப்புற பாடல பாடுனவங்கள தான் கூட்டு வந்து பாட வச்சிருப்பாங்க. அவுங்களுக்கு கண்கூட சரியா தெரியாது.
ஆமா. ஆமாங்க அதே மா அ அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒயிஃப் 2 பேருமே சேர்ந்து ஒரு நா நாட்டுப்புற கலைஞர் தான் அவுங்க
ஆ. ஆமா, விஜய் டிவில ஒரு ஷோ ல நடிச்சிருந்தாங்கல்ல, அவுங்க ஒரு பாட்டு பாடுனாங்க, இல்லையா?
ஆமா அவுங்களும், ஆமா அவுங்களும் அந்தமேரி தான் வந்து பாடி அதுக்கப்புறம் மேல திரையுலகத்திலுமா அறிமுகம் ஆகி பிரபுதேவா வந்து அந்த பாடல் சரியா ஞாபகம் வரல, ஆனா பிரபுதேபா வந்து அதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆ என் பிள்ள கோச்சிக்கிட்டு, அ என்ன மச்சான். ஆ! கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த பாடலும் மிக அழகான பாடல்ங்க.
ஆ என்ன மச்சான் ஏப் என்ன மச்சான். ஆ. அதுதான். ஏன், ஒரு காலத்தில இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டான ஒரு பாட்டு இப்போ வந்தது, இவரு குட் பாட் அகலின்னு சொல்ற அஜித் படத்தில வந்து ஒரு பாடல் வந்தது, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. அதில பாட்டு பாடுனவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் நாட்டிய இதுதான் நாட்டுப்புற இசைக்கலைஞர் தான் அவர் பேரு அவரு புஷ்பவனம் குப்புசாமி.
பேசு சுல்தானா அந்த பா

அது அவரோட ராசி போல இருக்கு. அது.
அ கண்டிப்பா ராசி தான் இல்லன்னா, வேற வழி இல்ல. ஷாஜகான்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அது படம் வந்து ரொம்ப பெரிய ஃபிளாப். ஏனா, யாருமே எதிர்பார்க்கல. ஒரு கா அந்நேரத்தில விஜய் மாரி கதாநாயகன் வந்து இன்னொருத்திய தன் காதலிய இன்னொருத்தவரோட சேர்த்து வைக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த படத்தில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஹிட்.
ம். ஆமா. ஆமாங்க. பாட்டு ரொம்ப நல்ல ஹிட் தான்.
ஆமா. அதனால, எனக்கு அந்த படம் எல்லா பார்க்க ஆரம்
இது. இசை இசையால புடிச்சிச்சா அந்த பாடல்கள் எல்லாம் இல்ல, வரியால பிடிச்சிச்சாங்க?
அப்போ வந்து 2மே காரணம் தான். இசைங்கிறது வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இசையினால இப்பயும் பார்த்தீங்கன்னா, இசையினால தான் பாடல்கள் வெற்றி பெறுது. ஆனா, அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசையும் வரியும் கலந்து சமமா பாடல்கள் வெளிவந்துட்டிருந்தது.
ம். ஆமாங்க.
ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து ஓவர் டேக் பண்ணாது. ஆ இப்ப க கருணாங்கிற ஒரு படம் வந்தது. அதுல வந்து அந்நேரம் "மலரே மௌனமான்னு" ஒரு பாடல் வரும். மெலோடில ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ம். ஆ மலரே மௌனமா அப்படின்னு பாட்டு, ஆமாங்க. அந்த பாட்டு வந்து நான் வந்து அப்பலாம் கை கொழந்தன்னு நினைக்கிறேன். ஆ அப்ப அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பாட்ட நான் கேட்டுருக்கேங்க. ஆ கேட்டுருக்கேன் நெறைய வாட்டி கேட்டுருக்கேன். அந்த பாட்டு மனசுக்கு ஒரு மாதிரி அமைதி, அந்த மாதிரி ஒரு இதில இருக்குங்க எனக்கு.
அய்யய்யோ! அ, சரி, சரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு, ஒரு இசையோட உச்சம் ம். இசையோட உச்சம் அதெல்லாம். ஏன்னா, அந்த பாடல் அவ்வளா ஏ மென் மென்மையா இருக்கும். இப்போ நீங்க எப்ப கேட்டாலுமே ரசிக்கிற மாரி இருக்கும். அதுதான் மெலோடி பாடல்கள். அதனால, எனக்கு இந்த திரைப்பட பாடல்கள் வந்து நவீன இசைக்கருவிகள், அதுபோக அதில பாடக்கூடிய பாடகர்கள்லாம் பல இடங்கள சார்ந்த பாடல்கள் வந்து பாடும்போது, அது வந்து அவங்க இன்னும் வந்து தெ இந்த நாட்டுப்புற பாடல்களை பாடுறத விட கொஞ்சம் அதிக திறமை உள்ளவர்களாக தெரிஞ்சதுனால அவங்களால் இன்னும் வந்து ரசிக்கிற மாரி விஷயங்கள கொண்டு வர முடிஞ்சது.
ம். ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அது இத்தனைக்கும் ம்.